IOS ஃபோன்னும்.
ம், ம், சொல்லுங்க.
iPhoneன்னு சொல்ற ஃபோனு இருந்தா கூட, பக்கத்துல அந்த ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணீ, உங்க ஃபோன ஹேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. எனக்கு நடந்துது.
ம். ஆ. ஓ! பயங்கரமா சொல்றீங்களே! ஆச்சரியமா இருக்கே! இது நீங்க கொஞ்சம் இத எப்படின்னு சொல்றீங்களா? எப்படி அது உங்களோட ஹேப் ஃபோன வந்து ப்ளூடூத் வழியா கனெக்ட் பண்ணீ அவுங்க
அதலயும் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போயிடுச்சு. ஆ அதுலயும் ஒரு ரூ. 50000 போயிடுச்சு. பக்கத்துல வெச்சு, பண்ணீட்டாலே போதுங்க.
சரி.
சும்மா, உங்க கிட்ட வந்து பேசுவான், எவனோ தெரியாதவன் வந்து பேசுவான்.
சரி.
உங்ககிட்ட வந்து ரொம்ப, ஆ, நட்பு மாரி பேசுவாங்க.
ஆ, பேசிட்டு ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணீடுவாங்க.
நாம வந்து, அந்த பேச்சுல தான் கவனம் செலுத்துவோமே தவிர, நம்ம ஃபோன்ல கவனம் செலுத்த மாட்டோம்.
சரி, ம்
நியாயமா அதுதானே!
ஆமா, ஆமா, ஆமா. ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணீட்
முக்கியமான விஷயம் வந்து, ஒரு சில க செயலிகள் செயலிகள் முக்கியமா நான் சொல்லணும்ன்னா, செயலிகள். அந்த விளையாடுற செயலிகள்ல நெறையா விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுது. அதிலேருந்து தான் உங்கள வந்து
என்னாம்மா? விளையாடுற செயலிகள் வந்து நெறையா வந்து பாதுகாப்புக்கு
டார்கெட் பண்றாங்க. டார்கெட் பண்றாங்க.

ஆன்லைன் இன்னைக்கு வந்து நெறைய பரவலாக்கப்பட்ட ஒண்ணா இருக்குது. எங்க பார்த்தாலும் ஆன்லைன். ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறது, ஆன்லைன்ல வந்து வர்த்தகம் செய்றது, ஆன்லைன்ல வந்து அ வேலைவாய்ப்புகள். இந்த மாரி, ஏராளமான விஷயங்கள்ல நம்ம ஆன்லைன் இல்லாத நிலைமை உருவாகிருக்கு. அப்படி இருக்கப்ப ஆன்லைன்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், நம்ம பயன்படுத்தக்கூடிய தளங்களுடைய நம்பிக்கை அ எப்படி இருக்கு? அதில ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா? அத எப்படி நீங்க மதிப்பீடு செய்கிறீர்கள்? அத பத்தி ஏதாவது சொல்லுங்களேன்?
ஆமா. நெறையங்க, நெறையங்க.
ம்.
நெறைய இருக்கு.
ஓ! சரிங்க.
எனக்கு வந்து நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு ஆன்லைன்ல.

ஓஹோ! சரி, சரி. அ ஆ.
முக்கியமா அத பார்த்து தான் அத வச்சு தான் வந்து உங்க கிட்ட நுழையறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்றாங்க.
இது இந்த விளையாட்டு செயலியில இருக்கிறவங்கள குறி வச்சு தான் அடுத்த கட்டமா
விளையாட்டு செயல்னா ஒரு விஷயம் சொல்றேன். ஆன்லைன் கேரம் இருக்கு இல்லையா?
சரி.
நான் மாட்னது அதில தான். அதனால சொல்றேன் நானு.
சரி, சரி. நீங்க ஆன்லைன் கேரம் விளையாண்டுகிட்டு இருந்தீங்களா?
கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப புிடிக்கும். எனக்கு கேரம்னாலே வெளி ரொம்ப பிடிக்கும்.
ஆ. சரி, சரி.
அத ஆன்லைன்ல விளையாடிட்டே இருப்பேன் நானு. எது எதுக்குன்னா டைம் பாஸ் அப்டின்னு சொல்ற மாரி விளையாடிட்டு இருப்பேன்.
சரி.